மின்னெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம செய்திகள் அப்பிடின்னா அ அது வந்து பத்திரிகைகள், அந்த செய்தித்தாள்கள்ல படிப்போம். அப்பிடி இல்லனா தொலைக்காட்சியில 1 நாளக்கி 1 முறையோ, இல்ல 2 முறையோ செய்திகள் வரும். ஆனா இப்ப செய்தி ஊடகம்ங்கிறது ரொம்ப வளந்திருக்கு. பல செயலிகள் வந்துருச்சு. அவுங்களே இணையத்திலயும் செய்திகள சொல்றாங்க. 24 மணி நேர செய்திகள்னு நெறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஆனா இதோட நம்பகத்தன்மை எப்பிடி இருக்கு, அ இதப் 1 தடவ அந்த செய்தி பாத்துட்டு அத முழுமையா நம்புற மாதிரி இருக்கா? இதுல உங்களோட அன்மோ அனுபவம் எப்பிடி இருக்கு? என்கிட்ட பகிர்ந்திக்க முடியுமா?
கண்டிப்பா. செய்தித்தன்மைங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அ, ஒ 1 குறிப்பிட்ட காலங்களுக்கு முன்னால 1 10 வருடங்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா, அதிகமா வந்து செய்தித்தாள்கள் மூலமா தான் மக்கள் செய்திகள படிப்பாங்க. நாட்டோட செய்திகள. அதுபோக தொலைக்காட்சி பெட்டியில செய்தி என்ன வாசிக்கிறாங்களோ! அத முழுமையா நம்புனாங்க. அ வானொலிகள் அது பே இந்த மாரியான 1 மோடம் மூலந்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆ ஆனா எப்ப வந்து இந்த இணைய தளத்தோட உபயோகம் வந்ததோ, அ அ அப்ப இருந்து நமக்கு வந்து அந்த 1 த்து பெரிய செய்தி நிறுவனம் போடுற செய்திய கூட.
ஆமாம். கண்டிப்பா.
நம்மளால அது உண்மையானு சொல்லி, நம்ம பலதரப்பட்ட இடங்கள்ல திரும்ப செக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இரு உருவாச்சு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆங்கிலத்தில இங்கிலாந்த சேந்த ஒரு பிரபலமான நிறுவனம். அவுங்க பல வருடங்களா இருக்காங் கிட்டத்தட்ட ஆ 1950 லேருந்தே இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அ அவுங்களுக்குன்னு ஒரு அரசியல் பார்வை இருக்கு. இன்னைக்கு எல்லா செய்தி நிறுவனங்களும் பாத்தீங்கன்னா, அவுங்களுக்குன்னு எதா ஒரு அரசியல் பாய்ண்ட் ஆஃப் வியூவ்ல அவங்க வச்சிருப்பாங்க. அது சார்ந்துதான் அவங்க சொல்ற செய்திகள திரிச்சு பேசுவாங்க.
கண்டிப்பா. உண்மதான்.
அப்டி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, அத நம்ம ஒரு பொதுவான ஒரு நபர் வந்து பாக்கும்போது, அவருக்கு இவுங்க இவுங்களோட மேல ஒரு மரியாத இருக்கும். இந்த செய்தி நிறுவனம் ரொம்ப பெரியது, இவுங்க போட்டாலே எல்லாம் சரியா தான் போடுவாங்குற உண்மையில அத பாத்து, அது சார்ந்த விஷயங்கள அப்டியே எடுத்துக்கறதுனால, அ இவுங்களுக்கு ஒரு நெ நிஜ நிலவரம் தெரியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
நீங்க சொல்றது சரிதான். எனக்கு கூட இந்த அனுபவம் இருக்கு. அ ஏன்னா, பொதுவா நான் செய்திகளே பாக்க மாட்டேன். அப்டி இருக்கும்போது, என்னைக்காச்சும் ஒரு சில செய்திகள் இல்ல ஆங்கில செய்திகள் பாத்தா, நமக்கே வந்து இப்போ உலக நடப்பு ஏதோ ஒரு விதமான அவங்க சொல்றத உண்மைங்கிற போல நம்மள நம்ப வச்சுரும். அ அதுக்கப்புறம் மத்தவங்க கிட்ட பேசும்போது அது அப்டி இல்ல அதுல இந்த கோணமும் இருக்கு, அப்டின்னு சொல்லுவாங்க. அப்ப எப்டிதான் ஒரு சரியான செய்திய தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்னென்ன முயற்சிகள் இப்போ நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு?
<coughs> சரியான செய்திகள்ன்னு பார்த்தீங் சரியான செய்திகள்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நம்ம எந்த செய் எந்த செய்திய படிச்சாலும் அது சார்ந்த கொஞ்சம் அறி ஒரு அ புரிதல் இருந்தா நல்லாருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஆனா அதுக்குன்னு ஒரு சொ வயசும் உ இருக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு அரசியல் ச ஏன்னா பெரும்பாலான செய்திகள் நம்மள வாழ்க்கைய பாதிக்கிறதுனா, அது அரசியல் சார்ந்த விஷயங்கள் தான். ஏன்னா, மத்தபடி அரசியல் அதுபோக சினிமா இந்த 2ம் தான். அ அரசியல்ல பாத்தீங்கன்னா, ஏன்னா அது அரசியல் பண்றவங்களால தான் நாடு வந்து நடத்தப்படுது. அதனால வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து, இப்ப தென்னிந்தியால இருக்கோனா வடஇந்தியா சார்ந்த ஒரு விஷயங்கள வந்து மாத்தி மாத்தி பேசுவாங்க. அங்க வந்து அந்த பிரச்சன, இந்த பிரச்சன அப்டிம்பாங்க. ஆனா செய்தி நூல்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஊருல அதே பிரச்சன இருக்கும்போது வந்தீங்கன்னா காட்ட மாட்டாங்க.
ஏன்னா ப் ம்ஹம்.
அது நெறைய தடவ நடந்திருக்கும். அதாவது தூரத்துல உள்ள பிரச்சனைய பத்தி பேசுவாங்க. தன்னோட எடத்துல அந்த பிரச்சன இருந்தா பெருசா பேசிக்கிட மாட்டாங்க. அதுபோக ஆ ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரா வந்து பெரிய செய்திகள் எதுமே அவங்க சொல்றது கிடையாது. இது எத காட்டுதுன்னா? அவங்கள அவங்க வந்து எ எ ஒரு மறைமுகமா அவங்க அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்றாங்க இன்னொருத்தங்களால. இல்லாட்னா அவங்களோட பொருளாதார ரீதியா அவங்களுக்கு கெடைக்க கூடிய வருமானங்கள், அ இந்த மாதிரி விஷயங்கள பொறுத்து அவங்க அந்த செய்திகள மாத்தி சொல்றாங்க. இத எப்டி தெரிஞ்ச்சுக்கலாம் அப்டின்னா நம்ம வந்து அந்த ஒரு உலக அரசியல் சம்மந்தமா நம்ம பாக்க ஆரம்பிக்கணும். நெறைய ப பாக்க ஆரம்பிச்சோ, இல்லனா புத்தகங்கள் இந்த மாதிரி எடுத்து படிக்கலாம்.
ஓ! உண்மதான்.
அதாவது இடதுசாரி அரசியல், வலதுசாரி அரசியல் ரெண்டையுமே நம்ம படிக்கும்போது வந்து, எது வந்து ஒரு எ நேஷனலிஸ்ட் ஆன அரசியல் அப்படிங்கிறது தெரிய வந்துரும். அதுக்கப்பறம் நம்ம பாக்குற செய்திகள் வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும்.
ம்ஹ்ம். அ கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதான். அது அதுக்கு தகுந்த அ நமக்கு ஒரு அறிவோ இல்ல, அதுல ஒரு புரிதலோ ஏற்படணும் தான். ஆனா முன்னலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அறிவு வளர்க்கத்து வளர்த்துக்கிறதுக்கே செய்தித்தாள்களை படின்னு சொல்லுவாங்க. இப்ப எனக்கு அந்த செய்தித்தாளை படிச்சே ஒரு குழப்பம் ஏற்படுது. அத பத்தி எனக்கு ஏற்கனவே ஒரு புரிதல் இருக்கணுங்கிறது எனக்கு இன்னும் ஒரு பெரிய அழுத்தம் தானே. ஏன்னா நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிறது, அரசியல் அ சினிமா மட்டும் இல்லாம இப்ப திட்டங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் ஒரு முதலீடு செய்யணும்னா உலக இப்ப உலகத்தில நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சா தான் நான் ஓரளவுக்கு தனி மனிதனா நானே வந்து சில விஷயங்களை முதலீடு செய்யலாமா வேண்டாமான்ற முடிவுகள எடுக்க முடியும். அப்ப இந்த விஷயங்கள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு பள்ளி கல்லூரி முடிச்சு வரவங்க எப்படி வந்து செய்திகள வந்து அணுகுறது? அதாவது அதை எப்படி பின்பற்றுறது?
அ பள்ளி, கல்லூரி பருவத்த முடிச்சுட்டு வர்றவுங்க வந்து, அவுங்க வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து, அ இப்ப அய ஒரு பெரும்பான்மையான மதத்த சார்ந்தவங்க இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அவுங்களுக்கு வந்து அந்த மதத்தை தாண்டி மத்த வி மதங்கள் வந்து இருந்தாங்கன்னா என்னமாரி அதிக சமமா இருக்காங்க. இப்ப 50, 50% இருக்காங்கன்னா, என்ன பிரச்சனைகள் வருன்னு அவுங்களுக்கு தெரியாது. அதுவரைக்கும் வந்து இப்ப செய்தி நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா சில நேரம் வந்து அ மைனாரிட்டி அரசியல் பண்ணுவாங்க. அத வந்து நமக்கு வந்து அப்ப புரியாது. ஆனா, நம்ம வந்து அந்தமாரி ஒரு இப்ப ஒரு மைனாரிட்டியா இருக்கிறவுங்க இடத்தில நம்ம போய் மெஜ மெஜாரிட்டியா இருக்கும்போது, நம்ம அவு நம்ம வந்து மைனாரிட்டியா இருக்கும்போது, அவுங்க மெஜாரிட்டியா இருந்தா எப்படி பிரச்சனைகள் வருங்கிறது வந்து, அங்க போய் இருந்த ஒரு இடத்த அனுபவிச்சாதான் தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இ இப்ப அ வட இந்தியால பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் சார்ந்த நிறைய பிரச்சனைகள பேசுவாங்க. ஆனா, தென்னிந்திய செய்தி நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா, அது ஒரு பிரச்சனையாவே பேச மாட்டாங்க.
சரி.
இந்த விதத்திலே வந்து நமக்கு தெரிஞ்சு விடும் உண்மையிலே வந்து, எந்த அளவுக்கு பிரச்சன இருக்கு அப்பிடின்னு சொல்லி. அதுபோக ஒரு
ஓ!
ஒரு முக்கியமான ஒரு அ உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்ல ஒரு புதுசா ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரு வந்து அவரோட கட்சி நிகழ்ச்சிய போட்ற நேரத்தில அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சி வந்து அவுங்களோட ஒரு விஷயங்களப் போடுவாங்க. செய்தி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில செய்தி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அரசாங்கம் நடத்துறதோட நிகழ்ச்சிகள போட்டுக் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவரோடது அப்பிடியே செய்தி மறைப்புமாரி பண்ணிருவாங்க. அத வந்து எ அ நேரடியா வந்து சொல்லமாட்டாங்க. ஆனா, செய் செயல்கள்ல காட்டுறதுனால என்னன்னா, அது சரியா மக்கள போய் சென்றடையாது. இந்த மாதிரியான முன்னுக்குப்பின் எதிரான விஷயங்கள அவுங்க செய்யும்போது, நம்ம அத பார்த்தாலே கொஞ்சம் தெரியும்.
ஓ! ம்ஹ்ம். ஆ இப்ப நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து இப்ப யாரையாது பின்பற்றுரும், அவங்கள பத்தின அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா நீங்க எப்படி வந்து அத செய்திகள்லே அத போயி பாப்பீங்களா? இல்ல இணையத்துல போயி மொதல்ல அவங்க எப்படி? அவங்களோட ப்ரொஃபைல், அ அவங்க சொல்ற விஷயங்கள் சரியானதா இருக்குமா? அந்த மாரி ஒரு புரிதல ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் செய்திகள பின்தொடருவீங்களா?
இல்ல. அவங்க சம்மந்தப்பட்ட நம்ம பாக்கணும்னா, இப்ப இந்த ஒ இணையதளத்துல வந்து Wikipediaன்னு ஒரு அ பக்கம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் வந்து என்ன நடந்ததோ அது ஒரு 70%னு வச்சுக்கலாம் 70% வந்து உண்மையான விஷயங்கள அவங்கள பத்தி காட்டுவாங்க. அ அதாவது அவங்களோட ஒரு அரசியல் பார்வ எப்படி இருக்கு, இப்ப நான் ஒரு பிரபலமா ஒரு கிரிக்கெட் விளையாடுறன்னோ பின்தொடரணும் அப்டின்னா, அவரு அ ஏற்கனவே விளையாண்டு ரிட்டயர்ட் ஆயிட்டாருன்னா அவரோட அவரு அதுக்கப்புறம் ஒரு கட்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு போம்போது நம்ம அதுக்கப்புறம் பின்தொடரணுங்கிற வருஷத்துல, அவரு உண்மையிலே அவரோட அரசியல் பார்வை என்ன இருக்குன்னு பழைய விஷயங்கள எடுத்து பாக்கலாம். மொதல்ல இருந்தே அவரோட பார்வ என்னங்கிறத, Wikipedia மாதிரி இணையதளங்கள்ல பாக்கலாம். இல்ல Youtube கள்ல போய்ட்டு நல்லயே ரொம்ப பிரபலமானவங்க நெறைய பேசுறது பேசுவாங்கோ.
ம்ஹ்ம். ஓ! உண்மதான்.
இன்ஃபுளுயர்ஸ்கள்னு சொல்றவங்க.
ஆமா. சில செய்தியாளர்களே, இப்போ வந்து Youtubeக்கு வந்துருக்காங்க, இல்லையா?
ஆமா. செய்தியாளர்களே இப்போ வந்து Youtubeல வந்து இ தனியா அவுங்களுக்குன்னு சேனல்கள்லா வச்சுருக்காங்க.
ம்ஹ்ம்.
அந்த மாரி விஷயங்கல பார்க்கலா, ஆனா அதிலேயும் வந்து நமக்கு வந்து தெரியணும். இவுங்க வந்து அ உண்மையிலயே வந்து ஒரு சரியான விஷயத்த தான் சொல்றாங்களா, இல்ல அவுங்க சொல்றதுல ஏதாவது பின் கருத்து இருக்கான்னு, ஆனா இது புரியறதுக்கு வந்து கொஞ்ச நேரம் எடுக்கும். நமக்கு வந்து உடனே அது புரியப்போறதில்ல. அது நம்ம வந்து பல வருடங்களா நம்ம பார்த்து குறைஞ்சது ஒரு 5 6 வருடங்களாவது நம்ம இந்த விஷயங்கள பொது விஷயங்கள எல்லாத்தையுமே பாக்கணும். தினசரி முக்கியமான விஷயங்கள் நடக்கும். அ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்து, அ ஒரு தீபம் ஏத்துறதுக்கு வந்து அந்த மலையில ஏத்தவிடாம வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோர்ட் வந்து உத்தரவு போட்டுமே வந்து அரசாங்கம் செயல்படுத்தல.
ம்ஹ்ம். ஓ!
இது என்ன காட்டுது அப்படின்னா ஒரு ஒரு மதத்த சார்ந்த எதிரான போக்க தான் காட்டுது. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா வடமாநிலத்தில இந்த மாரி நடக்க விடமாட்டாங்க. அ இதுதான் அதாவது இதுதான் அரசியல். ஆனா இது மக்களுக்கு வந்து இது ஒரு சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. ஆனா இது வந்து தீர் ரொம்ப யோசிச்சு பார்த்தோம்னா! ஒரு அரசியல் வந்து ஓட்டுக்காக எந்த அளவுக்கு அவுங்க வந்து ஒரு மொ மெஜாரிட்டி ஆள்களே வந்து கீழ கண்டுக்கிடாம விட்டுடுறாங்க, மைனாரிட்டிக்காக எவ்வளோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும்.
ஓ! அதாவது இப்போ நீங்க சொல்ற மாரி ஒரு செய்தி அத நான் வந்து பின்பற்றணும் இல்ல அ இப்ப என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டிருக்கு? அரசியல் நிலைமை என்ன இருக்கு? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுனா அது இன்னிக்கு ஆரம்பிச்சு உடனே நாளைக்கு புரியிற ஒரு விஷயம் இல்ல. பல வருடங்கள் நான் பின்பற்றினா தான் அத பத்தின ஒரு சரியான புரிதலோ இப்ப நான் தனி மனிதனா என்னால அது ரீதியான முடிவுகள எடுக்க முடியும். அப்போ இந்த செய்திகள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஓட்டு அ நம்ம ஓட்டுரிமை இருக்கு. ஒரு அ இப்ப வந்து ஒரு வருது தேர்தல் வருது அப்படின்னா நெறைய செய்திகள் மாறி மாறி இருக்கும். ஏன்னா நான் 1 வருஷம் முன்னாடி பார்த்த செய்திகள்லாம் இப்ப வேற மாரி மாறியிருக்கும். அப்ப பேசின நபர்களே இப்ப வேற விதமா பேசுவாங்க. அது ஒரு குழப்பத்தை தந்துறாதா மக்களிடையே?
அ அதுதான், அது வந்து நம்ம என்ன இப்ப வலதுசாரியால அது அரசியல் இடதுசாரி அரசியல்ன்னு இருக்கு. இந்த 2ம் தான் உலகம் முழுக்க இருக்குது. நம்ம வலதுசாரி அரசியல் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த எந்த நாடோ அந்த நாடு சார்ந்த விஷயங்கள நாட்டுக்கு எது நல்ல விஷயமோ அந்த இதத்தான் அவங்க பார்த்து அது சார்ந்துதான் பேசுவாங்க. ரைட் விங் அப்டிம்பாங்க. இதே இடதுசாரின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க எல்லாரும் வந்து "எல்லாம் ஒண்ணா இருக்கணும். அ எல்லாருமே சமமா இருக்கணும்" அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து எது வந்து ஒரு பொருளாதார ரீதியா மாற்றத்த கொண்டு வருமோ அதைத்தான் அவங்க முன்னில எடுத்து பண்ணுவாங்க. அ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப அ ஆஸ்திரேலியால வந்து இப்ப ஒரு ப 2, 3 நாட்களுக்கு முன்னால வந்து ஒரு சு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. அ யூதர்கள் மேல.
ஆமா.
அத வந்து அங்க உள்ள அரசாங்கம் என்னனா, அவங்க வந்து ஏற்கனவே வந்து அந்த விஷயத்தில வந்து, அவங்க ரொம்ப ஒரு லீனியன்ட்டா இருந்தாங்க. அதாவது, இந்த மாரி பிரச்சன இருக்குனு தெரிஞ்சுமே வந்து அவங்க வந்து, ஒரு தீவிரவாத செயல்களுக்கு எதிரா அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட்ட எடுக்கல. ஏனா அவங்க இடதுசாரி அரசியல ஃபாலோ பண்ணிருக்கதுனால. அ அதனால இன்னிக்கு வந்து அ இந்த பிரச்சன வந்தது இந்த மாரி தீவிரவாதிகளுக்கு வந்து பாதிப்பில்லங்குறதுனால, அவங்க வந்து அங்க அ இத்தன மக்கள சுட்டுக் கொல்லும்போது, அது வந்து அவருக்கு இன்னிக்கு ஒரு அரசியல்ல பெரிய ஆபத்து உண்டாக்குது. இதே இது உதாரணத்திக்கு வலதுசாரி அரசியல்னு பாத்தீங்கன்னா, நீங்க ட்ரம்ப சொல்லலாம். அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவரோட நாட்டுக்கு எது நல்லது. அவர் என்ன தான் இது பண்னாலும் என்னனா, அவரோட நாட்டுக்கு எது நல்லதுனு சொல்லி பாக்குறாரு. அதே தான் வந்து இந்தியால வந்து மோடி. அவர் வந்து பாத்தீங்கன்னா, த இந்தியா நாட்டுக்கு என்ன முக்கியம்ங்கறத பாக்குறாங்க. இப்போ காங்கிரஸ்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்க என்னனா அவங்க ஓட்ல வருது ஜெயிக்றதுக்கு அவங்களுக்கு பவர்க்கு வந்துறதுக்கு என்ன வேணுனாலும் பண்ணுவாங்க. இத ஆனா இத புரிஞ்சுக்கணும் அப்டின்னா, அவங்களுக்கு மக்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதன்போல சமூக வலைதளங்கள்ல பாக்குற எல்லாரும் போடுற கருத்துக்கள பெரிய பெரிய ஆளுங்க போடுற கருத்துக்கள எல்லாம் இதுதான் உண்மன்னு நம்பவும் கூடாது. ஏ ஏன்னா அத புரு ஏன்னா நிறைய பேர் பாத்திங்கன்னா, அவ அவங்க எதாவது ஒரு அரசியல் சாய்வு இருக்கும் அவங்களுக்குன்னு. அதனால தன்னோட இன்ஃப்ளூயர்ஸ பல ஒரு அவங்களுக்குன்னு உள்ள ஃபாலோவர்ஸ்கள வச்சு, அதன் மூலம் அவங்க பொருளிட்றதுக்காக, ஏதாவது ஒரு பக்கம் சாஞ்சு அது சார்ந்த கருத்துக்கள தெரிவிப்பாங்க.
ஓ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். உண்மதான் நானும் உங்கக்கிட்ட அடுத்து அதான் கேட்க வந்தேன். என்னென்னா, மின்னே வந்து சில செய்தியாளர்கள் இருப்பாங்க. அ இப்போ ரிப்போர்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவுங்க நேர்லேயே போய் உண்மை எதுன்னு கண்டறியிறவங்க இருப்பாங்க. அவுங்க பெயர்களே ரொம்ப சக்தி வாய்ந்த பெயர்களா இருக்கும். அவுங்க என்ன எழுதினாலும், அதான் உண்ம. அவுங்க எந்த பக்கமும் சாய மாட்டாங்க. அவுங்க எதாவது ஒரு கட்சிய சார்ந்து இருந்தாக்கூட, அவுங்க செய்ற தப்ப பத்தியும் தைரியமா எழுதுவாங்க. அப்பிடிங்கிறமாரி அவுங்கள பத்தி நிறைய இப்ப வந்து கேள்வி பட்ருப்போம். இப்பிடிலாம் இருக்க முடியுமா? அப்பிடிலாம் வந்து, பேசிக்குவாங்க மக்கள். ஆனா, இப்ப அந்தமாரி எந்த ஒரு இதுவும் இல்லாம அப்ப யார தான் பின்பற்றது? ஏன்னா, எல்லாரும் ஒரு, ஒரு கட்சிய சார்ந்து இருக்காங்க. அப்ப அததான் அவுங்க வந்து பிரதிபலிக்க போறாங்க. அவுங்க செய்திகள்ல அப்படிங்ககம்போது, இது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இழப்பு. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துறாதா?
ஆ கண்டிப்பா அது நடக்கதான் செய்யுது. இப்ப கடந்த ஒரு 20 2025ம் ஆண்டுல ஒரு இது அறிக்கையே என்ன சொல்லுதுன்னா, 2025 ஆண்டுல வந்த சமூக ஊடகங்கள்ல வர செய்திகள் வந்து 40% போலியானவைன்னு சொல்றாங்க.
அடடா!
ஆ ஆமா. அதனால என்னன்னா, நம்ம வந்து க அதில வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்னமாரி வந்து இப்போ ஒருத்தரு பிரபலமான ஒருத்தரு Youtubeல பேசுறவரு வந்து, ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்த எடுத்து பேசுறார்ன்னா, அவருக்கு உண்டான அரசியல் பார்வையை, அத முன்னெடுத்து எப்பிடி பேசணுங்கிறதான் பேசுவாரு. அவரு வந்து அதனால வந்து நடந்த விஷயத்துலேருந்து தனக்கு எப்படி அந்த வீடியோவ தயார் பண்ணணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவங்கிறத தான் எடுத்து, முன்னிலைப்படுத்தி பேசுவாரு. மத்த விஷயங்கள வந்து அவருக்கு அப்பிடியே க புறந்தள்ளிருவாரு. இது ஆனா, இந்த பேப்பர்ல எழுதின இந்த காலம்னிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்க வந்து, தொடக்கத்தில இருந்து இதே தான் நடந்திருக்கு. இதே இது 2001 பார்லிமென்ட் அக் அட்டாக் அப்பமும் அப்பயும் வந்து வட இந்தியாவுல உள்ள ஒரு பிரபலமான செய்தி அ நிய நு அ செய்தி உள்ள வாசிக்கிறவரு அவரு. அவரு ஒரு எடிட்டரு. அவர் என்னன்னா வந்து அ அப்போ ஒரு வார்த்த சொன்னாரு. அதாவது நம்ம வந்து ஒரு கழுகுமார் இருக்கணும். கிடைக்கிற ஆப்பர்சஷூனிட்டிய யூஸ் பண்ணி, அ நம்ம டிவில உள்ள டிஆர்பிய எப்படி ஏத்தணும்ங்கிறதான் நம்ம நோக்கமா பார்க்கணும் சொல்லிட்டு ஆ அவுங்க எதேச்சையா அந்நேரம் பார்லிமென்ட் போயிருக்காங்க. அந்நேரம் அந்த அட்டாக் நடந்தவுடன அத முற்றிலும் அப்பிடியே ஓப்பனா வந்து செ அந்த இதவந்து அ மக்களுக்கு செய்தி தி இதில பரப்புனாரு. அதாவது அ எண்ணங்கள் வந்து தனிப்பட்ட லாபங்களுக்காக செய்திகள திரிச்சு சொல்றதுங்கிறது இப்ப அதிகமாயிருச்சு.
ம்ஹ்ம். ஓ! அடடா! அதாவது செய்தி ஊடகங்கள் இதில யார நம்புறது அ பொதுமக்கள் எப்படி புரிஞ்சிக்கிறது? இதுல உங்களுக்கான புரிதல்கள் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.
மிக்க மகிழ்ச்சி. நன்றி.